ஆமாங்க. இது வந்துட்டு ஒரு எங்க அம்மா சொல்லுவாங்க "லீவு்னால ஏதாவது நல்லா சாப்பிட்டு தூங்கலாம், ரெஸ்ட்டேடுக்கலாம் இது ஒரு வேலையா? இதோ ஒரு ஹாபியா எடுத்து அலஞ்சுகிட்டிருக்கே அப்னாங்க." அது எனக்கு தெரியாது. எனக்கு இதுதான் புடிக்கும் அவ்ளோதான். என் வயசு புள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னா, ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. நான் வந்து கட கடையா ஏறிட்டு இருப்பேன். இந்த ட்ரெஸு நல்லாருக்கு இந்த ட்ரெஸு நல்லா இருக்கு அப்டின்னு.
<chuckles> <chuckles> அ. <chuckles> ஆனா அதுவும் ஒரு விளையாட்டா இருந்தது இல்லைய உங்களுக்கு. ஏன்னா ம், ஒரு ஒரு பிடித்த விஷயத்த செய்யும்பொழுது ஒரு அலுப்போ எடுக்காதில்லைங்களா? கொஞ்சம் கூட? ம்.
ஆ தெரிலங்க. நான் அவ்ளோ கடை ஏறி இறங்குவேன். ஆனா வந்து எனக்கு அலுப்பே தெரியாது. என் ஃப்ரெண்ட் சொல்லுவா "ஐயோ! கால் வலிக்குதுடி, வாடி எங்க அம்மா திட்டுவங்க வாடி ஆ! போடி ஒழுங்கா ஹ அவளுக்கெல்லாம் ஒரு கர்ச்சிஃப் கூட வாங்கி தர்லங்க. நான் தாங்க வாங்கிக்கிட்டேன். ஆமாங்க. அப்டி வந்து இது வந்து பாத்தீங்கன்னா, திருமணத்துக்கு அப்புறம் எப்டின்னு நான் சொல்றே கேளுங்க. அ அது வந்து பாத்தீங்க இன்னும் உச்சிக்கு போயுருச்சுங்க. ஏன்னா நம்ம சம்பாரிக்கிறோம்ல. நம்ம கையில காசு இருக்கும்ல அப்டிங்கும்போது, என் கணவர் வந்து செம்ம சாஃப்ட்டு, செம்ம கியூட்டுங்க. அவரு வந்து சொல்ட்டாரு உனக்கு எது புடிச்சிருக்கோ வாங்கிக்கப்பா" அப்டின்ட்டாரு. இது போதுமே நமக்கு அப்டின்ட்டு. அ எடு வண்டிய எடுன்னு ஏதாவது ஒரு கடைக்கு போறது எதையாவது புடிக்கிறது. அதாவது நான் வந்து எப்டினாங்க, அ அ வ ஏதாவது ஒண்ணு வாங்கணும் போடணும் அப்டிலாம் நான் போட மாட்டேன். ஒரு சல்வாருக்கே பாத்தீங்கன்னா கடகடையா ஏறி எறங்குனேன். ஆனா எனக்கு வந்து சல்வார் வந்து நீங்க செட் ஆகல. நான் வந்து ஈரோடு, திருப்பூர் அந்த சைட்ல நாங்க இருந்து வாழ்ந்ததுனால அந்த உள்ள ஒரு கிரெஸ் மெட்டீரியல்லு, அந்த உள்ள ஒரு லுக் வந்து வேற ஒரு இடத்துல வந்து எனக்கு கிடைக்கல. அப்டிங்கும்போது நாங்க என்ன பண்ணோம்ன்னா, ஆன்லைன்ல பாக்கலான்னு Myntraக்கு போனேன். 1 வந்து Meesho, Flipcartலாம் பார்த்தா எனக்கு ஒண்ணும் பெருசா விருப்பம் இல்லங்க. அப்புறம் Myntraல பாக்கும்போது கொஞ்சம் அஃபர்டபிள் இல்ல. ஆனா மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு. சரின்னு என்ன பண்ணுவேன் மெனக்கெட்டு வீட்ல இருக்கும்போது, இது ஒரு வேலையா எடுத்து, அ Myntraல சர்ச் பண்ணி சல்வார்லாம் லிஸ்ட்ட் போட்டு, அதில வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகா இருக்கதெல்லாம் ஆர்டர் பண்ணி, அத வாங்கி <chuckles> அத அல்டெர் பண்ணி போட ஆரம்பிச்சேன். இது சல்வார்க்கு மட்டும் தாங்க. இன்னும் நெறைய இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, புடவைகள் இப்ப நம்ம புடவைக்கு வரணும். புடவ வந்து பாத்தீங்க அப்டின்னா, எனக்கு நிஜமாவே எனக்கு எங்கே எடுத்தாலும் புடிக்கலங்க. நான் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் சைடு போனா தான் எனக்கு அந்த புடவ புடிக்கும். ஏன்னா நான் வந்து புடவைகள் வந்து ரொம்ப நேர்த்தியா கட்டுவேன். அதாவது ஆ <tsk> ரொம்ப அதிகமா டிசைன் உள்ளத கட்டமாட்டேன். அ ஒரு சில்க் காார்டன் அந்த மாரி புடவ தான் கட்டுவேன்.
ஏனா நீங்க அவங்களுக்கு வாங்கல இல்லையா? அதனால தான் அவங்களுக்கு அலுப்ப ஆயிடுச்சு. அ. ம். அடடா! ஆமா. ம். சரி. ம். ம். சரி. ஓஹோ! சரி. சரி. ஓஹோ! ம். ஐயய்யோ! ஆ சொல்லுங்க. சரி.